ஆஹா! சரி, சரிங்க. அப்படி சொன்னா என்ன திட்டுறாங்கங்க. "அ ஏன் நீ வந்து, அ கருணையே இல்லை உனக்கு. நீ அப்பப்போ குத்தி காட்டீட்டே இருக்குற." அப்படீங்குறாங்க. சரி, சரிங்க.
அதுதான் வந்து இந்த அதுதான் வந்து நல்ல நட்பு. அப்ப அவுங்களுக்கு திருக்குறள் தெரியலைன்னு அர்த்தம். அப்போ அவுங்களுக்கு திருக்குறள் தெரியலைன்னு அர்த்தம். அப்படி தான் சொல்லணும். என்ன, நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படீன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க. உங்க தோழிட்ட போயி, "ஏய் என் கணவர் வந்து என்னை வந்து அ ரொம்ப பெண்ணடிமைத்தனமா பார்க்கிறாரு. அ வந்து அவரு வந்து அவரு வந்து அந்த காலத்தில மாரி என்னைய ட்ரீட் பண்றாரு. அவர் ஒரு பெண்மையை மதிக்க தெரியவில்லை. அ அவ் அவுங்க அப்பா காலத்தில இருந்த மாரி இருக்குன்னு நெனைக்கிறாரு." அப்படீன்னு உங்க தோழிட்ட போய் சொல்றீங்க அப்படீன்னா, ஒரு நல்ல தோழி என்ன சொல்லுவாள் அப்படீன்னா, "இல்ல அது கொஞ்சம் அனுசரிச்சு போ. ஒரு சில ஆண்கள் அப்படித்தான் இருப்பாங்க. குடும்பம்ன்னா அப்படித்தான் இருக்கும். அ காலப்போக்கில அவர் மாறிவிடுவார்." அப்படீன்னு ஒரு நல்ல தோழி சொல்லுவாங்க.
ஆஹா, புரியுதுங்க. ஆ. ஆஹா. அதாங்க. ஆஹா. சரிங்க. ஆஹா. ஆமாங்க. ஆஹா!
ஆனா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "அப்படியா! இந்த காலத்தில இப்படி ஒரு ஆம்பளையா?" என்ன மனுஷன்! ச்ச, இந்த ஆள போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. என்ன, இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பெண்மையை"
<laughs> ஆ. அந்த மாதிரி, அ இ அ ஏன்னா ஏத்தி விட்ருவாங்க எச்சா. ஆ.
"அ ஒரு பெண்மையை மதிக்கத் தெரியாத ஒரு மனுசனா இருக்கான். எல்லாம் என்ன மனுசன்?" அப்படீன்னு உங்களுக்கு வந்து எரியுற நெருப்புல வந்து கொஞ்சம் எண்ணெய ஊத்தி வுட்டா, என்ன நிலைமை இருக்குமோ? அந்த மாதிரி சொல்வது, சொல்லுகிற நட்பை நாம் அடையாளம் பாக்கணும் மொதல்ல. ஆஹா, இது வந்து நம்ம இவ நம்ம வாழ்றதுக்கு சொல்லல!
அதாங்க. ஆ. அதாங்க. புரியுதுங்க.